இப்ப நம்ம பள்ளி காலங்கள், கல்லூரி காலங்கள், அப்புறம் பணி சூழல் எல்லா இடங்கள்லயுமே வந்து நம்ம நறைய புதுப்புது விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்குவோம். கத்துக்குவோம் இல்லையா? அந்த மாரி நம்ம வந்து நெறைய பாடங்கள் படிக்கும்போது அது நல்லா நம்ம வந்து மனதுல நினைவுல வச்சு, அ அதை எப்பவுமே மறக்காம இருக்கறதுக்கு அந்த மாரி நீங்க நினைவுக்காக நீங்கப் பயன்பட்ற பயன்படுத்துற உத்திகள்லாம் என்னன்ன? அதப் பத்தி கொஞ்சம் விளக்குங்களேன்.
ஆமா. பாடங்கள் வந்து அ நினைவில் வச்சுக்கிறதுக்கு படிச்சா மட்டும் வந்து நினைவில இருக்கும் அப்படி எல்லாம் கெடையாது. படிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பண்ணணும். நாம அதை வந்து குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிறதே இல்ல. நம்ம படிக்கிற காலங்கள்லயும் அதை பின்பற்றுதலே கிலே கெடையாது. உதாரணத்துக்கு ஒரு மாணவன் வந்து தேர்வுக்குப் படித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், நாம உடனே என்ன செய்றோம்? மொத நாள் ராத்திரி வந்து யு விடிய விடிய உக்காந்து அந்தப் பாடங்களை குத்தி குத்தி மனப்பாடம் பண்ணி, காலையில தேர்வு அரைக்கு போற பழக்கம் வந்து இன்றைய மாணவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது.
ம். கண்டிப்பாங்க. அதுவும் இப்ப சமீபகாலமா பார்த்தீங்கன்னா, தினமும் வந்து உக்காந்து படிக்கணும் அப்படிங்கறது இல்லாம ஒரு கல்லூரி பருவம்லாம் வந்துட்டா அவுங்க வந்து முதல் நாள் படிச்சா போதும் அப்படிங்கிற மனநிலை நெறைய பேர்ட்ட இருக்குதான் நீங்க சொல்ற மாதிரி.
அது வந்து அது வந்து ஒரு அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடங்களை படிக்கிற முறையே வந்து தவறு இல்லையா அது? நீங்க நாளைக்கு தேர்வுக்கு இன்றைக்கு உக்காந்து படிச்சா அது எப்படி மண்டையில ஏறும்? அது எப்படி வந்து அதை வந்து ஏட்டுச் சுரைக்காய் மாறிடும்ல. ஏட்டுச் சுரைக்காய் வந்து கறிக்கு உதவாது அப்டிங்கிற ஒரு பழமொழியே இருக்கு.
கண்டிப்பா, கண் ஆமாங்க. கண்டிப்பா.
அப்ப இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நுனிப்புல் மேயிறது அப்படின்பாங்க.
நிச்சயமாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. அ. நீங்க அதாவது ஒரு விஷயத்த வந்து முழுமையா படிக்கிறதுங்கிறது இல்லாம மேலோட்டமா அந்த அன்னைக்கு தேவைக்கு உள்ள அளவுக்குப் படிச்சாலே போதும்னு இது நெனைக்கிறதுதான், அந்த நுனிப்புல் நீங்க சொல்ற அந்த நுனிப்புல் மேயிறது அந்த மாதிரி ஒரு விஷயம்.
ஆமா நுனிப்புல் மேட் ஆமா, அப்ப நுனிப்புல் மேஞ்சிட்டு வந்து ஒரு பள்ளிக்கு போனா அது எப்படி அந்த நினைவில் வைத்துக்கொள்ள முடியும்? கற்ற பாடங்களை எப்படி நினைவில் வைத்துக்கொள்ள முடியும்? தேடல் தாங்க, தேடல் தாங்க நினைவே. ஒரு பாடம் இருக்கிறது என்று சொன்னால் இன்றைய குழந்தைகள் முதலில் தேடலை வளர்த்துக்கொள்ள வேண்டும். தேடல் எங்க சு தேட்றது அப்படின்னா Facebook-லயும், Instagram-லயும் தேடுனா கிடைச்சுடுமா? அ Facebook-ல, Instagram-லயும் மற்றும் வேற சமூக ஊடகங்கள்ல அ டான்ஸ் ஆட்றதையும், பாட்டு பாட்றதையும், அ மிமிக்ரீ பண்றதையும் ஒரு படிக்கிற உக்காருறதுக்கு 1௦ நிமிஷத்து வரை பார்த்துட்டு அதை அப்படியே உடனே பக்கத்துலயே ரொம்ப பாதுகாப்பா எங்கேயும் ஓடி ஒளிஞ்சிராத அளவுக்கு அ ஒத்த கைக்குள்ளே செல்ஃபோன கைல புடிச்சுகிட்டே இருந்து பாடப்புத்தகத்த ஒரு பக்கம் தொறந்து வச்சுக்கிட்டு படிச்சா அது மண்டையில ஏறிறுமா? அது ஏறாது இல்லையா?
கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. நீங்க சொல்றது ரொம்ப சரியான விஷயம் தான். இப்ப அதோட சீரியஸ்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து தெரியமாட்டேங்குது இந்த பசங்களுக்கு. இப்ப நீங்கப் படிக்கும்போது என்ன மாரி அ இப்ப ஒரு விஷயம் சில இது படிக்கும்போது ரொம்ப சிரமமா இருந்திருக்கும். அந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க நினைவுல வச்சுக்கிறதுக்கு, என்னென்ன மாதிரி உத்திகள் எல்லாம் பயன்படுத்துனீங்க?
அதாவது ஒரு பாடத்தை நம்ம படிக்கிற மாணவன் என்று சொன்னால் முதலிலே ஒழுக்கம் என்பது பிரதானம். மனச் சுத்தம் என்பது முக்கியம்.
கண்டிப் அ.
பக்தி, இப்ப கல்வியின் மீது பக்தி என்பதும் ரொம்ப அவசியம். இந்த மாதிரி பல காரணிகள் நமக்கு தேவைப்படுகிறது ஒரு குழந்தைக்கு.
ம்ஹ்ம்.
பாடங்களை படிப்பதற்கு முன் ஆசிரியரை முதலில் மதிக்கக் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆசிரியரை கடவுள் என்று நினைக்க வேண்டும். அந்தப் பாடத்தின் மீது முதலிலே பக்தி வரணும். ஒரு ஆர்வம் வேணும். ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கணும். அதைத் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அது மனசுக்குள்ள தங்கும். அத வந்து பாடமாகப் படித்து மதிப்பெண்ணுக்காகப் படிக்கிறபோது அது எப்டி நினைவில் நிக்கும்? இப்ப அதுக்கு நீங்கக் கேட்டதுக்கு நான் இன்னொரு ப பதிலைத் நான் சொல்லணும். இப்ப ஒரு பையன் வந்து இப்ப ஒரு பையன் வந்து
கண்டிப்பாங்க. இப்ப இல்ல நீங்க இப்ப சொல்லும்போது, அ, பக்தி வேணும். நமக்கு வந்து அந்தப் பாடத்தின் மீது ஒரு ஆர்வம் வேணும் அப்படிங்கிறது எல்லாம் இருந்தாக்கூட சில பிள்ளைகளுக்கு, ம், பெரும்பாலானவர்களுக்கு நீங்கச் சொன்னதெல்லாம் இருந்ததுன்னா அவங்க படிச்சது எல்லாம் நினைவுல இருக்கும் கண்டிப்பா. ஆனா சிலருக்கு வந்து அந்த அப் நீங்கச் சொல்றது இருந்துமே நினைவுல வ வச்சுக்க முடியாத அளவுக்குச் சில பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்க வந்து என்ன என்ன மாரி ஆ, படிச்சா அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி நீங்கப் பரிந்துரைப்பீங்க.
ஆமா. அதாவது மாணவர்கள் வந்து மாணவர்கள 3 வக சொல்றாங்க. "அன்னமாவே, மண்ணோடு கிளியே, இல்லிக்குடம், ஆடு, நெய்யறி, அன்னர், தலை இடை, கடை மாணாக்கர்னு" அந்தக் காலத்துல நன்னூல்னார் இலக்கியத்துல சொல்லி இருக்காங்க.
அருமை. அருமையா இருந்ததுங்க நீங்கச் சொன்னது. ரொம்பவே அழகா சொன்னீங்க. அ அருமையான தமிழ் அ காப்பியம் இதெல்லாம்.
அ. ஆமா ஆமா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல மாணவர்கள வந்து அன்னப்பறவை மாரி தாந்.
ம்.
ஆமா அன்னப்பறவை என்ன செய்யும்னா தண்ணியோட பாலை கலந்து வச்சாலும், அந்த பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை வச்சிட்டு போயிருமாம்.
ஆமாங்க.
அது மாரி தலைசிறந்த நம்பர் ஒன் மாணவர்கள் வந்து அன்னப்பறவை மாரி. "ஆவே, மண்ணோடு கிளியே, இல்லிக்குடம், ஆடு, நெய்யறி, அன்னர், தலை இடை, கடை மாணாக்கர்" 2வது மாணவர்கள் வந்து ஒரு ஆடு மாதிரி.
சரிங்க.
ஆடு மேய்ச்சலுக்கு போகும்போது நிறைய புல் கடக்கும். தரை எல்லாம் புல்லு நிரம்பி இருக்கும்.
ஆமா.
இந்த ஆடு என்ன செய்யும்னா, அப்படியே போகும்போது ஒரு இடத்துல வந்து நறுக்குன்னு ஒரு புல்ல திங்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காது.
ம். சரிங்க.
அந்த என்ன செய்யும், லேசா அந்த வாய இத்துணுன்னு வாய வச்சுக்கிட்டு, அந்த நுனிப்புல்ல மட்டும் அப்டி மேய்ஞ்சுக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கும்.
ஓ.
அது வந்து 2 வது ரக மாணவர்கள், மூனாவது ரக மாணவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, "வாழ மட்ட மாதிரி".
ஓ, அது என்னங்க வாழ மட்டனா அது எப்டி ஒப்பிடப்போறீங்க?
நீங்க வா அது எப்டி கேட்டீங்கன்னா, வாழ மட்டன்னா, வாழ மட்டத்த மட்டய நீங்க பச்ச மட்டைல நீங்க நெருப்பு வச்சு கொளுத்துனா எரியுமா அது?
கண்டிப்பாங்க, அதுனால காய வச்சாலாவது கொஞ்சம் எரியுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆமா கண்டிப்பா. நிச்சயமா.
காய வச்சாலும் எரியாது. அப்போ பச்ச மட்டைல நீங்க நெருப்ப வச்சு கொளுத்துனா அது எரியாது.
ஆமாங்க.
அது மாதிரி மூனாவது ரகம், ஒண்ணுக்கும்மே என்னதா நீங்க அந்த கொழந்தைக்கு நீங்க திணிச்சாலும் பாடமே ஏறாது, பாடத்த நினைவில் வச்சுக்காது.
சரிங்க, இப்ப அந்த மாரி பசங்கள், எப்டி வந்து நம்ம படிச்சு அவுங்களும் வாழ்க்கைல படிச்சு தான் ஆவணும், ஒவ்வொரு நிலையும் கடந்து தான் வரணும், அவுங்களுக்கு நம்ம என்ன மாரில்லாம் பண்ணா, அவுங்க ஞாபகம் வச்சுக்குவாங்கன்னு நீங்க சொல்றீங்க?
பெற்றோர்களும், ஆசிரியர்களும், இணைந்து ஒரு குழந்தைய உருவாக்குற வேலையை செய்ய வேண்டும். அது நம்ம இன்னைக்கு நடக்குதா? இன்றைக்கு நடக்குதா அது? பெற்றோர்கள் வந்து ஆசிரியர்களை குறை சொல்கிறார்கள், ஆசிரியர்கள் வந்து பெற்றோர்களை குறை சொல்கிறார்கள். இந்த மாரி இடது இடையில் இருக்க மாணவர்களின் ஒழுக்கத்தை யார் பாதுகாப்பது? அவர்களுக்கு நல்வழி நீதி போதனை கதைகளை யார் சொல்வது? ஏன் ஒரு மாணவன் புத்தகம் எடுப்பதற்கு முன்னே வந்து காலையில் எழுந்து ஒரு பத்து நிமிடம் தியானம் செய்து, யோகா செய்து, மனனை ஒருநிலைப்படுத்தி, மொபைல் ஃபோன் கைல எடுக்காம...
ரொம்ப அருமையா சொல்றீங்க. அண்... கண்டிப் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க, அந்த மனதை ஒருநிலைப்படுத்தணும் அப்டின்னு சொன்னீங்கல்லியா? அது வந்து இந்த எந்த பாடம்னு கிடையாது, எந்த ஒரு புது கலைய நம்ம கத்துக்கிட்டாலுமே, மனதை ஒருநிலைப்படுத்தும் போது தான் அது முழுமையா நம்மள வந்து அத கத்துக்க முடியும், அப்டி இல்லன்னா நம்ம வந்து அதுல ஒரு அரகொற அறிவோட தான் இருப்போம். ஆனால், நீங்க சொன்னது ரொம்ப சரியானது. நீங்க சொல்லும்போது எனக்கென்ன ஒரு சின்ன விஷயம் எனக்கு தோணுச்சுன்னா, அவுங்க கிட்ட கேக்கும்போது நான் வந்து எந்த விஷயத்தையும் நினைவுல வச்சுக்கணும் அப்டின்னா, பொதுவாவே அத ஒரு பட படமா பாக்கும் பாக்குற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிட்டு, அதை எல்லாத்தையும் visualize அப்டின்னு சொல்லுவாங்கல, அந்த காட்சிப்படுத்துதல், அந்த முறையில வந்து நான் ஒரு பாடத்த கத்துக்கும்போது, எனக்கு வந்து அது ரொம்பவே அ சுலபமா மன மனனமாகும், அது நீண்ட நாட்களுக்கு எனக்கு மனதுல இருந்து போகாமலும் இருக்கும். நீங்க என்ன நெனைக்கிறீங்க இதப்பத்தி?
ஆமா. ஆமா. அ ரைட், நீங்க ஒரு விஷயத்த கேக்குறீங்க. இப்ப நான் அதுக்கு வந்து ஒரு சின்ன சின்னது நீங்க மறுபடியும் எனக்கு ஒரு விளக்கம் சொல்லணும், அதுக்கப்றம்தான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் தரேன். இப்போ ஒரு திரைப்படம் வருகிறது, ஒரு திரைப்படத்துல நம்ம பெத்த புள்ளைங்கன்னு கூட வச்சுக்ககுங்களேன், அந்த திரைப்படத்துக்கு நாம கூட்டிட்டு போறோம். அந்தப் படத்துல ஒரு காட்சியோ, ஒரு பாடலோ, வருகிறது. திரைப்படம் முடிஞ்சு அந்த 2.30 மணி நேரம் திரையரங்கில் உள்ளே அமர்ந்து கொண்டு படத்தைப் பார்த்துவிட்டு வெளியில் வந்த பிறகு, நம்ம குழந்தைட்ட கேக்குறோம், அந்த இடைவேளைக்கு முன்னால ஒரு பாடல் வந்தது, அந்தப் பாட்டினுடைய முதல் வரி என்னப்பா பாட்டு? தெரியுமா அப்டின்னு நாம கேக்கறோம்.
சொல்லுங் கண்டிப் ம். ம், ஆமாங்க.
ஆனா நமக்கு அந்த கேட்ட உடனேயே நம்ம குழந்தை என்ன செய்துனா அந்தப் பாட்ட முழுசா அப்டியே பாடுது.
கண்டிப்பாங்க. ஏன்னா, ஒ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம காட்சியா பாக்கும்போது, அது நம்ம மனசுல வந்து, ரொம்ப ஆழமாவே பதிஞ்சிரும்.
இப்ப அதே இத் நான் என்ன கேக்குறேன்னா, அந்த 2 1/2 மணி நேரம் பாத்த உடனேயே ஒரு குழந்தை, அந்தப் பாடத்தில் வரக் அந்தப் படத்தில் வரக்கூடிய பாடல் காட்சிகளில், பாடல் வரிகளை கேட்ட உடனேயே, திரையரங்கை விட்டு வெளியில வந்த உடனேயே சொல்லிவிடுகிறது குழந்தை. நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அதே படத்தை நாமளும் பார்க்கிறோம். நமக்கு அந்தப் பாடலினுடைய முதல் வார்த்தையே நினைவுக்கு வர மாட்டு மறுக்கிறது நினைவுவர மறுக்கிறது. இப்போ குழந்தைக்கு எப்படி தெரிகிறது? நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு பெற்றோராக நாம் சிந்திக்க வேண்டும். அப்போ, எப்படி நினைவு இது சாத்தியமாகிறது என்றால், அந்தப் படத்தின் மீது அளவு கடந்த ஆர்வமும்
நிச்சயமா. நிச்சயமா! அது தான் மிக முக்கியமானது.
எதிர்பார்ப்பும் அந்தக் குழந்தைக்கு இருக்கிறது. நீங்க அது மாரி தான் சொ யோசிக்கணும்.
கண்டிப்பாக.
அப்ப, இருந்ததுனால அவன் வந்து 1 வாரம் 10 நாள் உங்களப் போட்டு அப்படியே பினாத்திருப்பான். "அம்மா, வாம்மா, அந்த படம் பாக்கணும் பாக்கணும் பாக்கணும்," அப்படின்னுட்டு. அந்த ஆர்வத்தில இருக்கிற பையன், அந்த 2:30 மணி நேரத்தைத் தன்னை அங்கேயே அர்ப்பணித்து விடுவான். அந்த 2:30 மணி
ம். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா, மனத ஒருநிலைபடுத்துறதுன்னு, இது வந்து நம்ம கட்டாயப்படுத்தாமலே மனம் வந்து ஒருநிலைபட்டிருக்கும். ஒரு திரையரங்குல ஒரு படத்த பாக்கும்போதா இருக்கட்டும், இல்ல ஒரு விளையாட்டு மைதானத்துல போய் விளையாடுறதா இருக்கட்டும், அந்த மாரி நேரங்கள்ல நம்ம வந்து எந்த ஸ்பெஷல் எஃபர்ட் -னு சொல்வாங்கள்ல, அதுக்காக சி சிரமப்பட்டு எதுவுமே செய்யாம, இயல்பாவே நம்மளால வந்து அந்த விஷயத்துல ஈடுபட்டு முழுமை முழு கவனத்தோட செய்யும்போது அது ரொம்ப அருமையான விளைவ குடுக்கும் இல்லையா?
அதே இப் உங்களுடைய குழந்தை வீட்டிற்கு வந்தவுடன், முதல் நாள் காலை 9:00 மணியிலிருந்து மாலை 5:00 மணி வரை ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார். வகுப்பறையில் இருக்கும்போது அந்தப் பாடத்தை ஒரு 10 முறை சொல்லிக்கொடுக்கிறார். அதே பாடத்தை வீட்டில் வந்து மீண்டும் படித்துக்கொண்டு நாளைக்குப் பள்ளிக்கு வாடா என்கிறார். ஆனால் வீட்டில் வந்து நம்ம குழந்தை 10 முறை இந்தப் பாடத்தை வாசிக்கிறது, மனப்பாடம் செய்கிறது, காலையில் மறந்துவிடுகிறது.
கண்டிப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு நான் இன்னொன்னு என்ன நெனைக்கிறேன்னா, அப்டி பல வண்ணங்கள்ல ஒரு விஷயத்தப் பார்க்கும் போது, அப்புறம் அந்த அசைவுகளோட அந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்த சொல்லிக்குடுக்கும்போது நம்ம வந்து வார்த்தைகளா லெக்சர் அப்டின்னு சொல்லுவாங்க. இல்லையா? அந்த மாரி ஒரு விரிவு விரிவுரையாளர் மாதிரி ஒரு பாடத்தை எடுக்கும்போது, அது மனதில அந்த அளவு போய் பதியறது இல்ல. அத வந்து பராக்டீக்கல்லா நம்ம அதச் செஞ்சு பாக்கும்போதோ இல்ல இந்த மேரி வீடியோ மாரி பாக்கும் போதோ அதோட இது வந்து நமக்கு முழுமையா வருது அப்டிங்கற மாரி நான் அத புரிஞ்சுக்கறேன்ங்க.
உங்களுடைய பார்வை அப்டி இருக்கிறது. நான் வந்து நான் அதுக்குள்ளே வரவே இல்லை. ஒரு வந்து ஒரு வீடியோவாக விஷுவலைசேஷன் ஆகப் பார்த்தால் தான் ஒரு குழந்தை படிக்கும் என்பதெல்லாம் இல்லை. இப்ப எல்லா வகுப்பும் எல்லா மாணவர்கள் படிக்கக்கூடிய வகுப்பிலேயும் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ்சஸ் வந்துருச்சு. அப்டித்தான் பாடம் கற்பிக்கிறார்கள். இந்தக் காலத்திலும் கூட மாணவர்கள் படிப்பில் கவனம் இல்லாமல் படிப்பை நினைவில் வைத்துக் கொள்ளாமல் போகிறார்கள். நான் அந்த ம் கோணத்தில் நான் பார்க்கவில்லை. எதில் வந்து முழுமையாக ஈடுபாடும், அக்கறையும், கவனமும் இல்லையோ அது வந்து கண்டிப்பாக அது ஏட்டுச் சுரைக்காய்தான். அது கறிக்கு என்றைக்குமே உதவாது. அப்போ மாணவர்களுக்கு ஒன்றைக் தேடுதல் என்கின்ற ஆர்வம் வேண்டும்.
கண்டிப்பா, கண்டிப்
ஒரு விஷயம் ஒரு ஆசிரியர் சொல்ல, ஒரு பே பேருந்துல போறோம். பேருந்துல போம்போது ஒண்ணு ஓட்டுநர் வந்து வேகமா ஒரு ப்ரேக் போடுறார். போட்டவுடனே நம்ம வந்து முன்னால போய் முன் சீட்ல போய் மோதிட்டு பின்னாடி வார்றோம்.
ம்.
இது வந்து பேருந்தில் இருக்கும் எல்லாருக்குமே தெரியுமே.
கண்டிப்பா.
ஆனால், மாணவனுடைய எண்ணம் எதுவாக இருக்க வேண்டும்னு சொன்னால், ஏன் நம்ம முன்னாடி போயிட்டு பின்னாடி வர்றோம்? இதில் இருக்கக்கூடிய உந்து விஷயம் என்ன? இதில் இருக்கக்கூடிய அறிவியல் சிந்தனை என்ன? இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பக்கத்தில் இருக்கும் உங்கள அவன் கேட்கணும். இதில் ஏதாவது அறிவியல் இருக்காமா? ஏன் அவ வந்து ஓட்டுநர் வந்து ப்ரேக் அமித்தின உடனேயே நாம 2 பேர் முன்னாடி போயிட்டு வர்றோம்? இதில சயின்ஸ் என்ன? இந்த சயின்ஸ் சொன்னவர் யாரு? எந்த ஒருசு சொன்னாரு? அந்த அறிவியல் அறிஞர் யார்?
நிச்சியமாங்க. நீங்க சொன்னதுலந்து எனக்கு என்ன தெரிய வருது அப்டின்னா, முதல்ல வந்து நம்ம ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கிறதுக்கு நம்மளோட ஆர்வத்த முழுமையா வந்து நம்ம அதுல கொண்டு வரணும். அது வந்து மிக முதல் படியா இருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம்
இத் எல்லா-எல்லா குழந்தையும் அறிவாளிதான். எல்லா குழந்தையும் பிறக்கும்போதே நல்ல சிந்தனையுடன், நல்ல மூளை வளர்ச்சியுடன் தான் பிறக்கிறது. நான் அதில எல்லாம் மறுப்பே நான் சொல்லவில்லை. ஆனால் தேடலும் ஆர்வமும் எப்போது இல்லையோ அந்த குழந்தை படிப்பதை நினைவில் வைத்துக் கொள்ளாது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்தாக உள்ளது.
ம். நிச்சியமாங்க. நீங்க சொல்றது வந்து எனக்குமே நான் இது பத்தின நான் எப்டி படிக்கணும்ங்கிறதுல நான் என்னோட கோணத்துல நெனைச்சிருந்ததில ஒரு மாற்றத்த கண்டிப்பா உங்களோட பேசினதுல எனக்குக் கிடைச்சிருக்கு. அதனால எல்லாருமே எந்த ஒரு விஷயத்தக் கத்துக்கணும்னாலுமே முதல்ல ஒரு நல்ல ஆர்வம், தேடல் அதெல்லாம் வேணும் அப்டிங்கிறத ரொம்ப அழகா நீங்கச் சொன்னீங்க. உங்கள்ட்ட பேசினதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. மீண்டும் இன்னொரு சந்திப்பில் நம்ம சந்திக்கலாம்.
நன்றி.